ஆமா! யாராவது வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா, நம்ம பேந்த பேந்த முழிக்க வேண்டியதான். எனக்கே தெரியாதுங்க, என்ன குடுத்தீங்கன்னு ஏதோ வந்தேன். காலையில உட்காந்தேன், எதையோ ஓப்பன் பண்ணேன்! எதையோ பண்ணேன்! அப்டிலாம் சொல்ல முடியாது, ஒரு பொறுப்புல இருக்கவங்க
ஆமா, ம். கண்டிப்பா, ம்.
நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன், என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும் அவுங்க. இது மாரி தான் வந்து, அலுவலக வேலைகள் இப்படிதாங்க போகும்.
ஆமாங்க. இப்ப ஒரு சந்தேகங்க! இப்ப வந்து, நீங்க இந்த மாதிரி பட்டியல் போட்டு பண்றீங்கல்ல? அது சரியா வந்து, கரெக்ட்டா நீங்க சொன்ன மாதிரி அது மாறிலாம் முடிச்சுருவீங்களா? அத டாஸ்க்லாம்.
ஆமா.